<laughs> ஐயோ! எனக்கெல்லாம் என் தம்பி ஞாபகம் தாங்க வருது. ஆனா வந்து, அவன் அழுதாலே நாங்க வந்து பெட்ரூமில கதவு சாத்துப்போம். அம்மா நீயாச்சு, உன் பிள்ளையாச்சு. என்னை வுட்டுருமா <chuckles> அப்டின்னு, ஏன்னா, எங்க 3 பேரையும் வளர்த்தாங்களே, எங்களுக்கு நல்லா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து அவன் அழுதாலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து எங்க 2 ஃப்ரோஷன் வந்து ஒண்ணும் கட்டல. அப்டி இருக்கும்போழுது, அம்மா தயவு செஞ்சு அந்த குட்டியா இருக்கு பார் என் தங்கச்சி சொல்லும், "அம்மா அந்த குட்டியா இருக்கு, சவுண்ட் போட வேண்டான்னு சொல்லுமா. அவளுக்கும் இவளுக்கும் 4 1/2 வருஷம் <tsk> எனக்கும் அவனும் ப 11 வருஷம் டிஃப்ரெண்டு அப்டி அப்டி இருக்கும் போது, எனக்கு நல்லாவே கருத்து தெரியும். இவன் அழுதாலே வந்து பாத்தீங்கனா, தூக்கம் அவ்வளோதான். எல்லாரும் சிவராத்திரி கிழு கிழுப்பு எடுத்து ஆட்ட ஆரம்பிக்கணும், அது இது இது பண்ணனும். அப்பா! ரொம்ப கொடுமையா இருக்கும், அவன் வளர் வரைக்கும் கொஞ்சம், ஆமா.
அச்சச்சோ! <laughs> <chuckles> ஆஹா. ஓஹோ! அ. ம். அ. அதுதான், இரவு நேரங்கள்ல அப்டிதான், கொஞ்சம் தூக்கம் போயிடும். என்ன பண்ணணும்னு நமக்குமே தெரியாது, அம்மாக்களுக்கும் தெரியாது, கொழந்தைக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. <chuckles>
அம். ஆமா, நிச்சியம்.
அந்த மாதிரி நான் 2 பேக வந்து கையில ஹோல்ட் பண்ணிட்டு, நான் கிச்சன்ல இருப்பேன். இவங்க 2 பேரும் எடுத்து வந்து எடுத்து வந்து போடுவாங்க. நான் சமைச்சி முடிச்சவுடனே அந்த டைனிங் டேபிள் எடுத்துட்டு வந்து வைக்கும்போதே, இவங்கள நான் போனேன்னா, இவங்களையும் பின்னாடியே வந்து அந்த டாய்ஸை போடணும்.
<laughs>
அந்த மாதிரி தான் நாங்க மொதல்ல பழக்கப்படுத்துனோம். ஆனா, அதுக்கப்புறம் சொல்ல சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என் பையன் வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸா கலர் கலரா எடுத்து வச்சுருவான். அந்தந்த கலர்ல வந்து, அந்த அந்த டாய்ஸ்லாம் கொண்டு வந்து போடணும். அ இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். அப்ப வந்து இந்த spiderman, சின்ன சின்ன கீ குடுக்குற டாய்ஸ்லாம் இருக்குல்ல
ம். ஆமா.
அதெல்லாம் ஒண்ணுல போடணும். அப்புறம் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்ஸ்லாம் காரு, பைக்கு, ஏரோப்ளேன் இதெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்ன்னு எழுதி அதில எடுத்து போட சொல்லிருவேன். <chuckles>
ஆமா. ம். ம். ம். ம். இதில வந்து நாலெட்ஜ் கெயின் ஆவ மாரியும் இருக்கும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டா
அந்த மாதிரி எடுத்து இல்ல, அவங்க டிஃப்ரெண்ட் பண்ண, எப்டி ப பிரிக்கிறாங்க? அப்டிங்கிற மாரி நமக்கு தெரியணும்ல. எடுத்து போடுறானான்னு பார்க்கலாம், தப்பா கூட போடுவான் ஒரு சில நாட்கள்ல. நாங்க எடுத்து, நாங்க இந்த பக்கம், "ஓ! இது இது இல்ல" அப்டிங்கிறதுக்கு நாங்க சொல்லிட்டு நாங்க அதில வைப்போம். அடுத்த நாள் அவன் சரியா செய்றானான்னு பார்க்குறது.
ஆ. ஆ. <chuckles> ஆ, அருமைங்க!

ஆமாமா, கண்டிப்பா.
ஐ இப்போ என் கணவர்லாம் எனக்காக ஏதாவது செஞ்சு தராங்களா, அதேமாரி என் பையனும் செஞ்சு தரணுல எதிர்காலத்தில.
<laughs> ஓ! குழந்தையிலே இப்பயே வந்து டிரெய்னிங் இந்த காய்கறி எல்லாம் வெட்டுற
இல்லைங்க, இப்போலாம் என் பையன் எவ்வளோ அழகா தெரியுமா, கேரட்லாம் கட் பண்ணி தரான். பன்னீர்லாம் கட் பண்ணி தருவான். அப்புறம் வந்து பீன்ஸை வந்து நானாவது கொஞ்சம் வேற, வேற மாரிலாம் கட் பண்ணிருவேன் அவசரத்தில. அவன் அவ்வள அழகா கரெக்ட்டா கட் பண்ணி தருவான், எடுத்துக் குடுத்தா.
அற்புதங்க இப்போலாம்
அ, ஆனா இப்போ கொஞ்சம் பெரியவங்களா ஆகிட்டாங்க. பொம்மை எடுக்கிற காலத்துக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போய் நான் ஏதாவது டின்னர் சாப்பிட டின்னர் எதாவது செய்கிறதுக்காக போயிருவேன்
ம்.
அப்போ வந்து என்னன்னா சாப்பாடு வேணும்னா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரணும்ங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட, "ம்ம் எடுத்து வைங்க, பொம்மை எல்லாம் எடுத்து வையுங்க, கிளீன் பண்ணுங்க" அப்படின்பேன். <chuckles>
<laughs>
அப்போ இவங்க எடுத்துட்டு ஓடுவாங்க. நான் ஒரு பாக் மாரி மொதல்ல கையில மாட்டிப்பேன்.
அ. சரிங்க.
எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவும், அவங்க பையனும் கொண்டு வந்து கொண்டு வந்து போடணும்.
அச்சோ! அ.
அப்போ ஈஸி இல்லைங்க. நான் மாத்தறம் பண்ணுவேங்க மொதல்லலாம். கொஞ்சம் வளர்ந்தப்போ தான் ஒரு 2, 3 வயசில தான் இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் வந்து இரவு நேரங்கள்ல எல்லாத்தையும் எடுத்து, எது எதில எல்லாம் வைக்கணும். சின்ன டாய்ஸா ஒண்ணு, பெருசா ஒண்ணு, சாஃப்ட் டாய்ஸா ஒண்ணு அப்படி அடுக்கணும்ல.
ம், அ மறுபடியும் காலைல எழுந்தோனே, அதே வந்து அ கலைச்சி போ அச்சச்சோ, அ.
அந்த மாதிரி அடிக்க வை ஆமா, ஆமா. <laughs> அது காலையில எடுத்தா கூட பரவாயில்லங்க. ஒரு 1 நாளும், "இவன் வந்து 8:00 மணிக்கு தூங்கிட்டானா 2:00 மணிக்கு எந்திரிச்சி, போய் வந்து என்னோட Spidermanன எடுத்துட்டு வா" அப்படின்பான்.